சரி. அது <coughs> அது அப்பறம் உங்க வாழ்க்கை ஏதா மா வ மாறி போச்சா, உங்களுக்கு அதேட்டு?
அதுனால மாறல. அந்த அந்த இது என்னவோ தெர்ல. க நா அந்த கம்ப்யூட்டர் லைன்லயே தான் இன்னும் வந்து குப்பை கொட்டிக்கிட்டுருக்கேன்.
ஆ. அதாவது உங்க விதி என்னைக்கோ எழுதியாச்சு. சேர்த்தது. ரைட்டு, ரைட்டு, ரைட்டு. அது சரி எ என் என்னைக்காவது அந்த வாத்தியார திருப்பி போய் பாத்துருக்கீங்களா?
காலம் வந்தாதான். காலம் வந்து என்னை சேர்த்தது. சேர்ந்ததில்லை, சேர்த்தது. <coughs> அந்த மாரி ஆயி போச்சு என் நெலமை. பார்த்தங்க. நெஜமாவே பார்த்தேன். அந்த அந்த நாங்க மார்க் ஷீட் வாங்கிட்டு போய் பார்த்ததில அப்போ அவர் சொன்னாரு, "எனக்குத் தெரியாதுரா நீ வந்து இவ்வளோ மார்க் வாங்குவேன்னு. ஸாரிடா!" அப்படீன்றாரு. முடிஞ்சு போனதக்கப்பறம் நான் என்ன பண்றது?
அ பாத்தீங்களா? சரி. ஆ. அ அடடா! <sneezes> என் அ ம்.
அதுதான் என்னோட நண்பன் வந்து சொல்லுவான் என்கிட்ட, "டேய்! அந்த ஆள் மட்டும் போட்டிருந்தான்னா, நீ 200 எடுத்திருப்படா. இது வயித்தெரிச்சலா இருக்குடா, எனக்கு." அப்படீன்னு.
சரி. 199க்கும் 200க்கும் வாங்கினதில என்ன வித்தியாசம் வந்திருக்கப் போது, சொல்லுங்க.
ஒண்ணும் வித்தியாசம் இல்லங்க. 200 வாங்கினா வ் அந்த பள்ளியில வந்து இதுல சொல்லுவாங்கள்ல. இன்னொருத்தர் 200 வாங்கியிருந்தாரு, அவர் பேர சொன்னாங்க. என் பேர சொல்லலல்ல.
ஆ. ஆ. ஆஹா. அ. ஆமா, ஆமா. அது மனசுக்கு என்னைக்குமே அது ஒரு கஷ்டம் தான். அதாவது ஆ.
அது ஒரு வலி. ஆனா என்னன்னா, எது புடிக்காதுன்னு இருந்தனோ, அந்த ஒரு விஷயத்தில தான் வந்து நான் வந்திருக்கேன். அ சாதிச்சதும் அதுல தான். என்னோட தொழிலும் அதான். அதுல தான் இன்னைக்கும் சாதிச்சுட்டுருக்கேன்.
ஆ. அ அதான், அதான். தலையில எழுதி வைக்கப்பட்ட வதி விதி. அதை யாராலயும் மா மா சேர்ந்தது. ஆமாமாமா. அதாவது நீங்க சொன்ன இந்த ஒரு <clears throat> உங்களோட ஒரு அனுபவம் ஒரு சினிமாவே எடுக்கலாம். சரிங்களா? ம். ஆ.
அதுதான் காலம் சேர்ந்ததுன்னு நான் சொன்னேன், நானு. பள்ளிவாசல்ன்னு எடுக்கலாமா? ஏன்னா, பள்ளி வாசல்லயே தான் நின்னுருந்தோம் நாங்க.
ஐயோ! பள்ளி அதாவது நீங்க ஒரு ஆங்கிலத்தில சொன்னா, நீங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட். ஆ. வெளில நின்னுட்டு நீங்க அ ஆ. ம், ம்.
ஆமா, ஆமா. உண்மை. ஆனா படிப்புலயும் நல்லா படிப்பு. அவுட்ஸ்டாண்டிங் தான் நெஜமாவே. ஒரே ஒரு பீரியட் தான் நாங்க அட்டெண்ட் பண்ணுவோம். அதுவும் இந்த கிளாஸ் மிஸ் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிற பீரியடு. மிச்ச நேரம்ல்லாம் வ இதுலயே இருக்க மாட்டோம். கிளாஸ் உள்ளயே இருக்க மாட்டோம்ன்னு வச்சுங்க.

ஆஹாங். <chuckles>
அவரு என் மூஞ்சிய, ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு. ஏய். நா, இவ்ளோ மார்க் எடுத்திருக்க. பயாலஜி தான்டா எடுப்ப. அப்புறம் என்னடா, உனக்கு தான் புடிக்குமேன்னாறு. உங்களுக்கு யார் சொன்னா பயாலஜின்டு. நீங்களா ஒரு, இது எடுத்துக்றதா? அப்படின்னு. நா, எங்க அம்மா அப்படி பேன்னு. பாக்குறாங்க என்ன. என்னடா அவன், ஹெட்மாஸ்டர்ட்ட போயி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு. கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் வேணு எனக்கு.
ஆ. <chuckles> அது ரேட்டு. அ, இல்ல. இல்ல இல்ல. நா. இல்ல இல்ல. சரி, சரி. நீங்க அந்த, காரணம், அந்த, அந்த மொமெண்ட்க்கு முன்னாடி வரைக்கும், உங்கள் அம்மா, அம்மாவொட பேசினீங்களா? அதாது, நா கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் எடுக்கப் போகிறேன்னு. இல்ல
ஆஹா, எதுவும் கெடையாது. எதுவும் கெடையாது. எதுவும் கெடையாது.
ஏன். அந்த நிமிசத்துல என்ன ஆச்சு? அதாவது நீங்க, அ அத.
கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் நான் சொன்னோன்னே. அவர்ல, பயாலஜி நீ திருப்பி. திருப்பி கேட்டா கொடுத்திருப்பாங்க. நா இல்ல மாறிக்கிறேன்னாலும், என்ன வந்து முதல் ஆளா வந்து, தூக்கி போட்ருப்பாங்கன்னு, வச்சுக்குங்க.
ஆ. சரி.
படிக்கிற பசங்கன்றதுனால. எனக்கு தேவையில்ல, கம்ப்யூட்டர் சயன்ஸ்ஏ குடுங்க. அப்டின்னே. ஆனா, எடுத்தது. அது விதியா? இல்ல என்னோட, இதுவான்னு தெரியல.
ஆ. இ.
மாட்னது வந்து அவுங்க, அவரு பையந்தான் எங்க. க-ந்கம்ப்யூட்டர் வாத்தியாரு. அது, அவ ஒரு ச இது. என்ன சொல்லுவாங்க? அக்கீஸ்ட்டு மாரி அவன்.
இல்ல. வாழ்க் அதாவது சொல்லுவாங்க. வாழ்க்கையில, கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும், மாத்தி யோசிக்கணுங்ன்னு. <chuckles> இல்ல. நீங்க யோசிக்கிறதே வந்து, உங்க வாழ்க்கையே, பொரட்டிப்போட்டுற அளவுக்கு, யோச்சு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். <laughs> ஆ. <chuckles>
காலம் நம்மள, அப்டி சேத்துருச்சுன்றேன். <laughs> ஆமா. <chuckles> அததான் சொல்றேன். எனக்கு போட்டு, வாட்டி வதக்கி எடுத்து, என்ன போட்டு வறுத்து எடுத்துட்டாரு அவரு. அவர் அடி. அது ஒரு மாரியான ஒரு சைக்கோ மாரின்னு வைச்சிக்கீங்களேன்.

அ அதாவது, சோதன வந்து எந்த ரூபத்தில யாருக்கு எப்ப வரும்னு தெரியவே தெரியாது. ஆ.
எப்போ வரும்னு தெரியாது. அப்படியே கீழ போய்ட்டு எனக்கு என்னன்னா, நான் அதான் சொன்னேனே, நான் 6ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்றதுல எல்லா டீச்சர்க்கும் என்ன தெரியும். எமேல ஒரு நல்ல அபிப்பிராயம். நான் பொய் சொல்லமாட்டேன்னு தெரியும். முக்கியமா, எங்களோட ஏஹச்ம் எல்லாருக்குமே.
ஆ. ம். ம்.
அவங்க நான் இவரு வரல. எங்க தலைமை ஆசிரியர் வரல அதனால வந்து ஏஹச்ம் தான் முன்னாடி வந்திருந்தாங்க. அ அவங்ககிட்ட போய்ட்டு நான் இந்த மாரி சொன்னேன். இந்த மாரி நடந்துருச்சு. நீ என்னடா பேசின அப்படினாரு. நான் இந்த எல் எல்லாத்தையுமே நடந்தத உண்மையே தான், நான் சொன்னேன் நானு.
ம். சரி. ம். சரி.
நான் உண்மைய சொல்வேன்றது நல்லாவே தெரியும் அவுங்களுக்கு. ஏன்னா தப்பு பண்ணா தப்புன்றுவேன் நானு.
அ உ உங்க பேரு ஹரிச்சந்திரன்னா?
அப்படி இல்ல. <laughs> நீங்க வேற. <laughs> இல்லங்க. அது, அது "எங்கப்பா வந்து சொல்லிக் குடுத்த விஷயம்." தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லிரு. என்ன இருக்கு. இதில என்ன இருக்கு.
<laughs> இல்ல, இல்ல. ஆமா. ம் ஆமாம்மா. அது அதில அதில ஒரு ஆம் ஒரு வேற வேறுபாடுகாரர். ஆமா. ஆமா.
ஏங்க நாம பொய் சொல்ல ஆரம்பிச்சட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இத காப்பாத்துறதுக்கு இன்னொரு பொய். இத காப்பாத்துறதுக்கு இன்னொரு பொய், இத காப்பாத்துறதற்கு இன்னொரு பொய்ன்னு நம்ம வந்து, அந்த பொய்ய மறந்துருவோம். மொதல்ல சொன்ன பொய்ய மறந்துருவோம்.
ம்.
அதுக்கு உண்மைய சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அ எந்த ஒரு ப பிரச்சனையும் இல்ல, ப பயமும் இல்ல.
<laughs> எனக்கு அது எனக்கு ரஜினிகாந்தோட ஒரு டயலாக் தான் ஞா ஞாபகம் இருக்கும். அந்த என்னது மறந்து போச்சு ஆ அ தில்லுமுல்லுல. நான் சொன்னது என்னமோ ஒரு குட்டி பொய் தான். அந்த குட்டி பொய் குட்டி போட்டு போட்டு போட்டு அது ஒரு பெரிய தாய். <laughs> ஆமா, ஆமாம்மா. ம். ம்.
தில்லு முல்லு ஆ? பெரிய அதுவாகிடுச்சு. ஒரு ஆளே வந்துட்டான்ற மாரியா கரெக்ட். அது மாரி தாங்க நான் போய் சொல்லீட்டு இது பண்ட. அது ஏதோ ஒரு இது பண்ணி 2ஆவது பேட்ச்ல என்ன அனுப்பிச்சுட்டாங்க.
சரி.
அனுப்பிச்சது வந்து நீ சாப்பிட்டு வந்தியா? சாப்பிட்டா தான் உன்ன உள்ள உடுவேன். அவருக்கு பயம். அவர வந்து கால்லல்லா விழ சொல்லி அவர புடிச்சு பிரிச்சு, பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. அவர, ஒரு கொழந்த அவன் வந்து, அவன் வந்து அவன் கெட்ட வார்த்தயெல்லாம் பேசுறான்னா, அவன் எல்லா விஷயத்தையுமே சொன்னான். என்னென்ன வார்த்த பேசுனான்ற வரைக்கு சொல்லியாச்சு எங்கிட்ட. அவன் பொய் சொல்லமாட்டான். எனக்குத் தெரியும். அவன இ பி ந நீ இப்ப தான் பார்க்குற. அவன நான் இத்துனூண்டுல இருந்து பார்க்றேன்.
ஆ. சரி. ம். சரி. ம்.

அப்படிங்களா? எவ்
ஆ மொதல்ல வந்து அந்த காலத்த சேந்து நடந்தா, சில விஷயங்கள் நான் சொல்றேன்.
ஏன் இத சொல்லுங்க, சொல்லுங்க நிறையா கேப்போம். அ நா எ நான் இன்னிக்கு கதை கேக்கற மூட்ல இருக்கேன்.
ஆ. கதை இல்லங்க. வாழ்க்கையில நடந்ததுங்க. அதாவது நான் வந்து, அ நான் நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுன்ற மாரி, யா நெறையா அ சந்தர்ப்பங்கள் எனக்கு நடந்தது. முக்கியமா வந்து அந்த, 10 ஆங்க்ளாசு வந்து படிக்கம்போது, நல்லா படிக்கிற மாணவன்றதுனால, எனக்கு என்னோட டீச்சர்ஸ்க்குல்லாம் என்னை, என்ன, என்ன வந்து ஒரு ஸ்டேட் ரேங்க்ல எதிர்பாத்தாங்க.
<laughs> ம். ம்ஹ்ம். ஆ.
அதாவது நான் அறிவியல்ல வந்து முழு மதிப்பெண் பெறுவேன், அப்டின்னு.
அ ரொம்ப நல்ல விஷயம். <clears throat>
அறிவியல் மேல கொஞ்சம் ஆர்வங்கள் ஜாஸ்தி. ஆ என்னன்னா, எனக்கு அதே மாரி, அ நான் அறிவியல்ல முதல் மார்க் வாங்கல. அ க தமிழ்ல வந்து பள்ளியோட முதல் மாணவனா வந்தேன்.
ம்ஹ்ம். சரி.
ஆனா என்னான்னா, 11ஆம் க்ளாஸ் போம்போது, எனக்கு ரொம்ப புடிச்சது பாத்தீங்கன்னா, அறிவியல். அதாவது இந்த விலங்கியல்ன்னு சொல்வாங்கல்லையா, பயாலஜி.
ஆமா, ஆமா.
விய விலங்கியல்ல, உயிரியல். உண்மைய சொல்ல, பயாலஜி தான் புடிக்கும். ஆனா, கொழுப்பு அப்டின்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா,
உயிரு. வே ஆ, சரி. ஆ.
யார் பேச்சையும் கேக்காம நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன்.
<laughs>
காலக்கொடும, கம்ப்யூட்டர் சயன்ஸ்ஸ படிக்கல.
அ, <chuckles>